இது எப்படி? இந்த இன்ஜினியரிங் படிப்புகளுக்கா? பொறியியல், இல்லன்னா மருத்துவம் எல்லாத்துக்குமே அந்த என்ட்ரன்ஸ்ங்கிறது பொதுவானது. சரி சரி.
2த்துக்குமே, ஆமா. 2த்துக்குமே பொதுவா. அ இருக்கக்கூடியது தான். அந்த காலகட்டத்துல இருக்கிறதே 2 தான் என்ஜினியரிங், டாக்டர் இதுதான் வந்துட்டு சூஸ் பண்ற மாதிரியான அந்த டைம் அது. அப்போ வந்துட்டு அ என்ட்ரன்ஸ் கோச்சிங் அப்டின்னம்போது ஆ என்ட்ட வந்துட்டு நானும் அவளும் பேசிட்டு இருக்கும்போது, நாங்க வந்துட்டு நெனச்சோம். அ நான் எனக்கு நான் நெனச்சேன், "நானு வீட்லயே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்." அப்போ வந்துட்டு எங்க வீட்ல வந்துட்டு ஏன்னா என்ட்ரன்ஸ் கோச்சிங் அப்டிங்கும்போது, அதுக்கு இன்னமுமே வந்து ரொம்ப செலவாகும். ஆ ஏற்கனவே +2 டியூஷன் அப்டி இப்டின்னே, ரொம்ப செலவாயிட்டு இருக்கும்போது, ஆ என்ட்ரன்ஸ் கோச்சிங்க்கும் வந்து இன்னும் செலவு பண்ணனும் அந்த டைம்ல வந்துட்டு, எங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டா இருந்த டைமும் கூட அது, அப்போ. அதனால வந்துட்டு, நான் அப்போ என்னா முடிவு எடுத்தேன். "வேணாம் நான் வீட்லயே நான் அப்டியே தனியாவே நான் படிச்சுக்கிறேன். நமக்கு சிலபஸ் தெரிஞ்சு, அது படிச்சுக்கிறேன்." அப்படின்ட்டு அப்ப என்னோட தோழியும் வந்து
கண்டிப்பா. ஆமா ஆமா. சரி சரி. சரிங்க. ம்ஹ்ஹ்ம். சரி சரி. ம்ஹ். ஹ்ம். ஓ. <chuckles> இப்ப உங்களுடைய தோழி வந்து, அங்க வந்து அ அதுக்கு சேந்தாங்களா? என்ட என்ட்ரன்ஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு!
ஆமா. ஆனா வந்துட்டு, அத பத்தி என்கிட்ட எதுவுமே வந்துட்டு சொல்லல. ஆ அவ வந்துட்டு
அஹம். எதுனால? ம்.
ஆ அவ வந்துட்டு அவ பாட்டுக்கு போய் சேந்துட்டா. எனக்கு
அந்தப் போ அந்த படிப்பே அந்த போட்டியினாலயா?